அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது, "நம்ம வந்துட்டு இவ்வளோ ஒரு அ அம் படுத்து தூங்கிட்டுருக்கிறோம், அவர் வேலைக்கு கெளம்பி போறாரு. இந்த மழையிலயும் குளிச்சுட்டு கெளம்பி போறாரு. அப்போ இதெல்லாம் குடும்பத்துக்காக தான பண்றாரு." அப்படின்னு அன்னைக்கு எனக்கு ஒரு மனசு ஒரு மாரி ஆனுச்சு. இது மாரி ஒரு மனமாற்றம் வந்ததுக்கு காரணம் எங்க அம்மாதான். எங்க அம்மா தான் சொன்னாங்க, "அவன் அவன் கஷ்டப்பட்டு அந்த தம்பி காலைல வெளில கா வேலைக்கு போகுது. நீ ஏன் படுத்துட்டுருக்கிற? எந்திருச்சு சமைச்சுக் குடு." அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "இதுல என்னம்மா இருக்குது? எல்லாரும் தானம்மா போறாங்க." அப்படின்னாங் அப்படின்னொன்ன, அப்ப அம்மா சொன்னாங்க, "எல்லாரும் போறது வேற பாப்பா! குடும்பத்துகாக போறது வேற. எல்லாரும், நீங்களும் ஈக்வல்ன்னு நெனைக்காத. உனக்காக போறாங்க, உன்ன உன் குழந்தைக்காக போறாங்கன்னு நெனைச்சுக்கோ." அப்படின்ற மாரி அவுங்க சொன்னாங்க. அப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆனுச்சு. சரி அவ் அவரும் குடும்பத்துக்காக எவ்வளோ இதெல்லாம் ஆமா. உழைக்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் மனசு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்பதான் நான் எங்க பாப்பா கிட்ட நான் சொன்னேன், "அம்மா! இனிமேலு அப்பாவும் முக்கியம், அம்மாவும் முக்கியம்." அப்படின்ட்டு. அப்ப எங்க பாப்பா சொன்னுச்சு ம்.
கண்டிப்பா. ஆமா. ம். உங்க அம்மா. என்ன சொன்னாங்க? அ. ம். சரி. கண்டிப்பா. ம், ம். ஆ. எவ்வளோ உழைக்கிறாரு? ம். கண்டிப்பா. ம். ரொம்ப அருமைங்க. அருமை, அருமை. அ சரி, சரி. அ. அப்ப பாப்பாவோட ஆமா, "இதுவரைக்கும் நம்ம அம்மா எல்லாமே, மூக்கு நம்மளோடது, கண்ணு என்னோடது, எல்லாம் சொல்ல வச்சுட்டு, இப்ப அப்பாவும் ரொம்ப முக்கியம்ன்னு சொல்லவறாளே." அப்படின்னு சொல்லும்போது, அ அந்த குழந்தைக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துச்சா? அப்பா எனக்கு ரொம்ப புடிக்கும். அப்பா ரொம்ப முக்கியம்ங்கிற விஷயத்தை அவ ஏத்துக்கிட்டாளா?
எங்க பாப்பா சிரிச்சிட்டே சொன்னுச் ம். <laughs> ம். ம். ஆமா. ஆ. இதுக் அதாங்க சிரிச்சிட்டே சொன்னா, "எனக்கு தெரியும்மா என்னைக்காவது நீ இப்படி சொல்லுவேன்னு, அதனால தான் எனக்கு இப்பயும் அப்பாவ ரொம்ப புடிக்கும்." அப்படின்னா.
<laughs> புடிக்கும். அ அந்த குழந்தைய பாருங்க! குழந்தை மனசு தான இல்ல? அ அது உங்களுக்காக வந்து உங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அத மறைச்சு உங்ககிட்ட, "உனக்கு இப்படி புடிக்குமா? அப்ப எல்லாம் உன்னோடது தான்." அப்படிங்கிற மாரி உங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லீட்டு, அத மனசுக்குள்ள ஒரு தந்தையோட பாசத்த வந்து மறைச்சு வச்சுருக்கா. அ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு ப ஒவ்வொரு குடும்பத்திலயும் இது வந்து உணர வைக்கணுங்க, உண்மையிலே. நம்ம தாய் தான் எடுத்து சொல்லணும். ஏன்னா அ அந்த ஒரு கொழந்த வந்து தகப்பன விட தாய்க்கிட்ட தான் ரொம்ப நாள் வந்து ஒன்றி, அந்த பாலு குடுக்குற வரைக்கும், பா நடக்கிற வரைக்கும், எல்லா விஷயம் நம்ம நம்ம செய்றோம். நம்ம கூடயே தான் இருப்போம். அப்ப கண்டிப்பா, அம்மாவ கண்டிப்பா புடிக்கும். அந்த தந்தையுடைய உடைய குணம், தந்தை நமக்காக செய்யக்கூடிய தியாகத்த வந்து நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். இதுல அப்பாவுடைய பங்கு ரொம்ப முக்கியம். உனக்காக ஓடி ஓடி உழைச்சிட்ருக்காரு. அ அவருக்கு நீ ரொம்ப பெருமைய தேடி குடுக்கணுங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொரு தாயும் தான் சொல்லிக் குடுக்கணும் அத.
ம். அதனால ம் <laughs> ஆமா. ம். ஆமாங்க. ம்.

அதாவதுங்க, ஆரம்பத்தில பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்வேன்னா என் குழந்தைங்கள்ட்ட, அம் நான் நான் மட்டும் தான் உனக்கு வந்து முக்கியமா தெரியணும் இந்த <chuckles> உலகத்தில. யார் என்ன கேட்டாலும் எனக்கு அங்க அம்மாவதான் பிடிக்கும்னு நீ சொல்லணும். அப்பாவெல்லாம் அடுத்தது தான். ஏன்னா அம்மாதான் உன்ன நான் கஷ்டப்பட்டு நானு உன்ன பெத்தேன். உனக்கு நான் எனக்கு வந்து சிசேரியன்ங்க. நான் வந்து சிசேரியன்லாம் பண்ணி நான் படுத்திருந்தேன் உனக்காக. நான் உன்ன எவ்ளோ கஷ்டப்பட்டுலாம் பெத்தேன் தெரியுமா? அந்த வலியிலாம் உனக்கு தெரியாது. அந்த தையல் போட்லாம் நடக்கும்போது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அதனால எப்பவுமே நீ வந்து என்னதான் உனக்கு பிடிக்கணும்னு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நான் சில டைம் என்ன பண்ணுவேன் இந்த கண் யாருது, இந்த மூக்கு யாருதுன்லாம் நான் கேட்பேன் என் பாப்பாகிட்ட. அவ வந்து யேன் என்ன சொல்லணும். கண் எங்க அம்மாது, மூக்கு எங்க அம்மாது, வாய் எங்க அம்மாதுன்னு சொல்லணும். சொன்னா தான் எனக்கு மனசு திருப்தி. அவ மாறி அவங்க அப்பான்னு சொல்ட்டா எனக்கு அவ்ளோ ஒரு கோவம் வரும்ங்க.
ம். ம். ம். சரிங்க. ம். ம். சரி. ம். ம். ம். ஓ. <laughs> அ. அ. ஆ. அழகு. ம். ம். அப்டியா?
அவ அவள்ட்ட நான் பேச மாட்டேன் நானு. அந்த மாரி நானு அந்த மாரி நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில அப்டி தாங்க இருந்தேன். அப்போ ஓர்னா என்னாச்சு, இவ வந்து அவங்க அப்பாகிட்ட பேசுறதும், எங்க அப்பாக்கிட்ட பேய் இவ அ சில டைம் போய் கொணந்து அவங்க அப்பா வந்து அவர அவள தூங்க வைப்பாரு. அவள தூங்க வச்சோனே நான் என்ன பண்ணுவேன் நீங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பக்கத்தில படுத்துப்பேன், அப்படின்னா தூக்கிட்டு போய் என் பக்கத்துல போட்டுப்பன் நானு.
அ. அடடா! சரி. சரி. அப்டியா. ஆ! சொல்லுவாங்களே, ஒரு பொசசிவ்னு சொல்லுவாங்களே. ஆ, சரி.
ஆமா. என் குழந்த இது. அம். என்னோட குனா நான் நான் எனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லயா, அந்த மாரி. ஆனா, நாளடைவில அந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த படிப்புக்கா இருக்கட்டும் அந்த ஒரு அ ஒரு நாளுங்க பயங்கர மழைங்க, நான் அந்த பய மழையில எனக்கு சமைக்கிறதுக்கே ஒரு ஒரு அச்சம் எனக்கு.
ம். ஆமா, ஆமா.